இப்போ அ நெறையா பேர்த்துக்கு வந்துட்டு எப்டி இருக்குனா வந்து அ தலைமை பொறுப்புல இருக்கறது ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன 1 ஸ்கூல் டீமா இருக்கட்டும், 1 காலேஜ் டீமா இருக்கட்டும், லீடர்ஷிப் வந்துட்டு ஒரு ஒரு பிரத்யேகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ளஸ் அது ஒரு டேலண்ட்டுனே நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்துட்டு ஒரு நா ஒரு டீம்‌க்கு ஒரு நல்ல லீடரா இருக்க முடியாது. ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ்லயும் தான். நம்மளே வந்து சொல்லவல்ல இந்த டீம் லீட் கிட்ட நல்லருந்துச்சு. இவருகிட்ட நல்லாவே இல்ல, அந்த மாரி சொல்வோல. உங்களுக்கு வந்து எப்பயாவது வந்துட்டு ஒரு லீடா இருந்த ஒரு அனுபவம் இருக்கா? அது வந்துட்டு எப்டி வந்து உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்‌க்கு வந்து புடிக்கிற மாரி ஒரு லீடா வந்து நீங்க இருந்தீங்க?
எனக்கு வந்து டீம் லீடரா இருக்கறதுக்கு வந்து புடிக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா, வந்து எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாதுங்க ஆரம்பத்துல. நீங்க சொன்ன மாரி பள்ளிக்கூடத்துலலாம் வந்து அந்த அனுபவம் கெடையாதுங்க. அதுமாரி அங்க எடத்துக்கு போறக்கு விருப்பம் இல்ல. அது போனா எனக்கு என்ன்னா, தேவையில்லாத பொறுப்பு அதிகமா இருக்குங்க அதுதான் என்ன பொறுத்த வரைக்கு அது. நம்ம பள்ளியில படிக்கும்போது என்ன மாரி பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி போர்ட சுத்தம் பண்ணி வைக்கோனும். அப்புறம் அவங்களுக்கு தேவையான சாக் பீஸலாம் எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மொதல்ல படிப்ல சரியா இருக்கணும். அப்போதான் நம்ம கரெக்ட்டா இருக்கனுன்ட்டு அந்த பேர் வேற இருக்கணும். <chuckles>
ஆமா. ஆமா. ஒ! ஸ் நெற நால்லாம் என்ன யோசிப்பேன்ன்னா வந்துட்டு லீடர் ஆனா வந்துட்டு நமக்கு பொறுப்பு வந்துரும்லான்னு நெனச்சுட்டு இருந்தேன்.
சரிங்க. ஆனா எ அது நேர் எதிருங்க. அதனால வந்து நான் அதனால யோசிச்சுட்டு நான் அந்த எடத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் நான் நெனைப்பேங்க. ஆனா
அம். எப்பயாவது உங்களுக்கு போற சூழ்நில வந்துச்சா வாழ்க்கையில?
ஆ, இல்லைங்க. எனக்கு வந்து வந்து பள்ளியில அந்த மாரி சூழ்நிலை எதுவும் அமையலங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் நான் நெனைச்சிட்டு இருந்தேங்க.
<chuckles> அடடா!
ஆனா வந்து நெஜ வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது படிப்ப முடிச்சுட்டு வேலைக்காகன்னு சொல்லி போகம்போதோ, இல்ல நம்மள தொழில்ல செய்யலான்னும் போதோ, இந்த மாரி எடத்லலாம் வந்து நம்ம தலைமை பொறுப்ப எடுத்துக்கவேண்டிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சுங்க.
யா! ஆமா. எடுத்து தான் ஆகணும்.
ஆமா. அப்ப வேலைக்கு போயிருந்தபோது பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேரு வேல செய்றாங்க. நான் தான் அவுங்களுக்கு டீம் லீடர்ங். அவுங்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும் சொல்ட்டு, நான் தான் எடு அவுங்களுக்கு அந்த வாரத்துக்கான வேலைய நான் தான் அவுங்களுக்கு அலோகேட் பண்ணணும்.
ஓகே.
அப்டி அலோகேட்
1 நிமிஷம். நீங்க ஒரு சிடுசிடுப்பான 1 டீம் லீட்ரா? இல்ல ஒரு ஸ்மூத்‌தான 1 டீம் லீட்ரா? நீங்களே உங்கள ரேட் பண்ணுங்க.
அஹ். நான் வந்து ஸ்மூத்‌தான டீம்‌ லீடர் தான். ஆனா, கடைசி நேரத்தில வந்து அந்த வேல குடுத்த க்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவசரப்படுத்தினன, அப்பறம் சிடுமூஞ்சியா ஆயிற வேண்டிய அவசியமும் எனக்கு வந்துருதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, எனக்கு மேல ஓனர் 2 பேர் இருப்பாங்க. அவுங்க வந்து எ
ஆமா.
அவுங்க என்னைய அந்தப் படுத்து படுத்துவாங்க. படுத்தும்போது வேற வழி இல்லாம நானும், அவுங்கள வந்து படுத்த வேண்டியது ஆனா, எனக்கு இன்னும்
நம்ம அவுங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணனும் இல்ல.
ஆமா. ஆனா, நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல இருந்தே வந்து, இந்த கடைசி நேரத்தில மட்டும் கொடுத்துராதீங்க. சீக்கிரமா நம்ம முடித்துச்சிட்டம்ன்னா கடைசி நேரத்தில வந்து இந்த பிரச்சனை இல்லாம நம்ம ம தப்பிச்சிக்லாம் அப்டின்னு சொல்லி தான், முதலேயே நம்ம அ ஸ்டா ஸ்டார்டிங்‌ல வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்தமாரி கொண்டு போயிலான்னு சொல்லி நான் தொடக்கத்திலே அந்த வேலையில ஆரம்பிக்கும்போது சொல்லிருவேங்க. என்கிட்ட வேல செய்கிறவங்கக்கிட்ட. ஆனா என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து இந்தமாரி செஞ்சிட்டு இந்த கடைசி நாள்ல வந்து வேலை வந்து கம்மியா இருக்கறமாரி தான் நான் வச்சிருப்பேன். ஆனா, மத்தவங்க அதாவது வேற டீம்‌ல இருக்கிற வேலைய தூக்கி கொண்டுபோய் நீங்க தான் சீக்கிரம் முடிச்சிட்டீங்களே! இப்ப இதையும் பார்த்து எங்களுக்காக முடிச்சு தந்துருங்கன்ருவாங்க. எப்டி கடைசி நாள்ல குடுப்பாங்க. <chuckles> குடுத்தது கடைசி நாளு. ஆனா, அன்னக்கே வேலைய முடிச்சிரணுனு எதிர்பார்ப்பாங்க. <chuckles> அதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனையா மாறிருதுங்க.
ஓகே. ஐயோ! ஆமா. அதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ம் <clicks tongue> ஒரு சன்மானம், ஏதாச்சு ஒரு பெனிஃபிட் தருவாங்களா, இந்தமாரி எக்ஸ்ட்ரா பார்த்து முடிக்கிறதுக்கு?
அது கெடக்குங்க. ஆனா ஆனாலுமே நமக்கு அதுக்கான எடுத்துக்க அந்த சிரமம் பார்த்தீங்களா? மனதளவில வந்து "நம்ம வந்து இன்னக்கி வேல முடிச்சாச்சு. அதான் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்." அப்பிடின்னு ஆமாங். இருக்கலான்னு நெனைக்கும்போது, இன்னொரு வேல வந்து குடுத்தனா, அந்த வேல வந்து சரியா முடிக்கவும் முடியாம அத வந்து முடிக்க முடியலன்னு ஒரு குற்ற உணர்வோட அல்லாமே அவுங்க அடுத்த அந்த வாரத்தோட முடிவு நா அதாவது வார இறுதிய வந்து கழிக்கோன்னு நெனைக்கும்போது, அது கொஞ்சம் சிரமமா ஏன்னா, இந்த வேலய சரியா முடிக்கல. அன்னக்கி "திங்கட்கிழம போனா இதே வேலய வந்து சரியில்லேன்னு சொல்லி, அந்த க்ளைண்ட் சொல்லிட்டா, அதே திரும்ப எடுத்து செய்றதா? இல்ல நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற அந்த கிளைண்ட் டோட வேலைய எடுத்து பண்றதா?" அந்த குழப்பத்திலே தான் அவுங்க வருவாங்க.
அம்மா. ஜாலி அப்பிடின்னு. ஆ. "நம்ம வேலைய செய்றதா, இல்ல புதுசா ஏதாவது செய்றதா?" என்னதான் இப்போ பண்ணணுனு இந்தமாரி ஒரு க்ரஞ்ச் ஆன ஒரு சுவிட்ஷூவேஷன் வருது. உங்களோட உங்களோட லீட் வந்து உங்கள வந்து பிரஷர் பண்றாங்க. இது வந்து உங்கள் டீம் அ வச்சு எப்பிடியாவது முடிச்சு கொடுத்துருங்க அப்பிடின்னு சொல்லி, அப்போ உங்க டீம் மெம்பர் ஸ வந்து என்ன சொல்லி மோட்டிவேட் பண்ணி நீங்க அத செய்ய வைப்பீங்க?
இது கொஞ்சம் சிரமமான விஷயந்தாங்க. ஆனா, நான் நான் உண்மைய சொல்லிருவேன். இந்தமாரி வேற ஒருத்தவங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலைய வந்து அவுங்கனால முடியாம கடைசி நேரத்தில வந்து நாம இன்னும் டைம் இல்ல அப்பிடிங்கிற பட்சத்தில வந்து தூக்கி நம்மகிட்டேயும் அத அவுங்களோட பங்கு போட்டு செய்ய சொல்லிட்டாங்க. இது வந்து நமக்கு சிரமமான விஷயமா இருந்தாலும், நம்ம ஏற்கனவே நம்ம செய்ற வேலையெல்லாம் சரியா இருக்கிறனால தான், இந்த வேலைய நமக்கு குடுத்துருக்காங்க. அது முதல் விஷயம். ஆனா, இந்த வேலைய வந்து நமக்கு சரியா செஞ்சம்ன்னா, இந்த கிளையண்ட் சேர்த்து நமக்கே வந்துருச்சுன்னா, நமக்கு 2 விதமான பயன் கிடைக்கும். 1 வந்து நம்ம சம்பளம் வந்து எப்பிடி இருந்தாலும் நம்ம எத்தன கிளையண்ட் பார்க்கறோம் பொறுத்துதான் நம்ம சம்பளம் அமையுங்க. சோ, அதனால வந்து நம்ம சம்பளத்த உயர்த்தி கேக்கிறக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கெடைக்கிதுங்க. 2வது
ம். ஆ. சரியா சொன்னீங்க.
ஆமாங்க. இரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம புது கிளையன்ட்‌ எடுத்து பார்க்கிறனால, நம்ம வந்து இன்னும் வேற ஒரு கிளையண்ட்‌ டுக்காக நம்ம வந்து, அலைய வேண்டிய அவசியம் இல்லாம போய்ருது. அவுங்களே நம்மளுக்கு வா வாலன்டின் னா, அவுங்களோட கிளையன்ட்‌ ட தூக்கி நமக்கு தாரவாக்கிறாங்க. அதனால நம்மளோட மார்க்கெட்டிங்‌ க்கான ஆட்களுக்கான வேல வந்து சிரமம் கொறையுது. அது அதனால அவுங்களே நம்ம இந்த இடத்திற்கு இந்த வேலைய செய்றக்காக நான் அவுங்கள பயன்படுத்திக்கிறதுனால, அவுங்க அல்லாத்தோட ஒரே ஒரே ஆற்றல் வந்து, இங்கே ஒரே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருக்கிறது, ரொம்ப நல்ல விஷயம் அப்பிடின்னு சொல்லி நான் சொல்லி அவுங்கள ஊக்கப்படுத்துவேன்.
ஹா. நீங்க ரொம்ப நல்ல ஒரு லீடா இருக்கீங்க. நீங்க அட்லீஸ்ட் என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுனாவது எடுத்து சொல்றீங்கல்ல. நெறைய பேர் அதையும் சொல்லாம வேலை மட்டும் வாங்கிக்கணுன்லாம் வந்து நெனைப்பாங்க. இப்போ டீம் லீடரோட இம் இம்பார்டன்ட் டான ஒரு பொறுப்பு என்னன்னா வந்துட்டு, வேலைய சரியாக வந்து பிரிச்சிக் குடுக்கிறது. ஒரு ஒருத்தவங்களோட கேபாசிட்டி பொறுத்து, அவுங்க, அவங்களோட டேலண்ட் அவுங்க, அவங்களோட ஸ்கில் ஏரியா வ பொறுத்து பார்த்து, பிரிச்சு குடுக்கிறது. அப்பிடி நீங்க வந்து எப்பிடி பிரிச்சு குடுத்தீங்க?
நான் வந்து அந்தமாரி பிரிச்சி தரமாட்டங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஓ நம்ம எடுக்கிற வேல வந்து கத்துக்க வேண்டிய இடத்தில தான் நம்ம இருக்கப்போறங்க, எந்த வேலையும். ஏன்னா, இந்த காலகட்டத்தில ஆமா. அ அதுனால வந்து கத்துக்க வேண்டிய இடத்தில இருக்கும்போது, நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு வேல நல்லா தெரியும் அப்பிடின்னு போது நமக்கு அது அந்தமாரி வேலைய குடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு வந்து புதுசான வேலய கத்துக்கிற வாய்ப்பு இல்லாம போயிருது. ஒரு கட்டத்தில அந்த அந்த குறிப்பிட்ட கிளைண்ட் இல்லாம போனக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த வேலையுமே தெரியாதா? நமக்கு இது தான் செஞ்சோம். அப்பிடிங்கிற ஆமா. அந்தமாரி இடத்துக்கு அவுங்க போயிருவாங்க. அப்பிடி போக்கூடாது. நம்ம வியாபாரமா வேலை எல்லாம் கத்துட்டே இருந்தா, நம்ம எல்லா வேலையிலும் நம்மது ராஜா இல்லாட்டியும் பரவால்ல. ஆனா எல்லா வேலையும் செய்ய தெரிந்தவனா இருந்தா போதும், இந்த காலகட்டத்தில அதுதான் ரொம்ப முக்கியன்னு நான் சொல்வேன்.
ஓ! ஓகே. ஆமா, ஆமால்ல. ம். நம்ம ஒரு நல்ல ஆனா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பெர்ஸ்பெக்டிவ். நான் வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இப்ப தான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறேன். எனக்கு இது ரொம்ப கரெக்ட்‌ன்னு தோணுது. ஏன்னா, இந்த கார்ப்பரேட்ஸ்ல, அதுவும் குறிப்பா கார்பரேட்ல வந்துட்டு, நீங்க நெறையா ஸ்கில்ஸ் வச்சிருந்திங்கனாதான் உங்களால சர்வேவ் பண்ண முடியுங்கிறப்போ, உங்களோட இந்த கண்ணோட்டம் வந்து ரொம்ப சரியா இருக்கு. வேறு என்னலாம் நீங்க பண்றிங்க?
இதுபோக வந்து என்ன பண்ணுவேன்னா, அதனால வந்து அப்பிடியே எல்லோருமே வந்து எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சவங்களா நான் மாத்தி வைப்பேங்க. என்னோட இருக்கிறவங்க. அதனால வந்து அவுங்க இங்கே மட்டும் என்ன வேலை செய்யாம, வேற எங்கயாச்சும் போயிருந்தாலும் அவுங்களுக்கு வந்து தெரியாத வேலைங்கிறது எதுவுமே இருக்காது. அப்பிடி இருந்தாங்கூட நான் கத்துக்கிறேன். பரவால்ல குடுங்க. தப்பா ஆச்சுன்னா நான் சரி பண்ணிக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்பிடின்னு சொல்லி அந்த சொல்ற தைரியம் அவுங்கள்ட்ட இருக்குங்க. அதனால வந்து அவுங்களோட நட்பு எனக்கு தொடருங்க. ஆமா.
ஆ முன்னாடியே நான் கத்துக்கிட்டேன். அ இப்பயும் நான் கத்துக்கிறேன் அந்தமாரி. வெரி நைஸ்ங்க ஆனா அது. இப்போ இது ஒண்ணு அப்ரோச். சில நேரம் உங்க டீம் வந்துட்டு டெட்லைன்‌க்குள்ள உள்ள அந்த புராஜெக்ட்ட முடிக்கிது. அப்ப என்ன பண்ணுவீங்க?
ஆமாங்க. அதுதான் வேணும். <chuckles> சரி. ஆனா இது தான் முக்கியங்க. டெட்லைன்ல முடிச்சது நல்ல விஷயந்தானங்க. அதுல என்ன பிரச்சனை இல்ல. அது முடிக்காதது விட்டா தான் பிரச்சனை.
இல்ல ஒரு அப்ரிசியேஷன் உங்களுடைய அப்ரிசியேஷன் எப்பிடி இருக்கும்?
என்னோட அப்ரிசியேஷன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, அவுங்ககளுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதோட நின்றுருவேங்க. ஏன்னா, அதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாது அவங்ககளுக்கு தெரியும். ஆனா, என்னால முடிஞ்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வேலைய நாங்க சரியான குறிப்பிட்ட நேரத்தில முடிச்சுட்டு இருக்குறோம். அதனால இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம், இல்ல 3 மாதம் ஆனா குறிப்பா ஒரு வருடம். அந்த இதுதான் கணக்கு எப்பவுமே! வேலைக்கு செல்லும்போது. அதனால முடிச்சுட்டு இருக்குறோம். அந்த மேல இருக்கிற அதிகாரிகிட்ட நான் வந்து சொல்லிருவேங்க. அப்பம்போது எங்களுக்கு வந்து வரவேண்டிய போனஸ் என்கிற விஷயம் வந்து ஊக்கத்தொகை என்கிறது அது எந்தவித குறைபாடும் இல்லாம இருக்குமான்னு சொல்லி நான் உறுதி செஞ்சுக்கிறதுக்கான முயற்சி மட்டும் தான் என்னால் பண்ண முடியும். அதுக்கு மேல அவங்க தான் பொறுப்பாகணும் அதுக்கு.
ஓகே, ஓகே. ஒஹோ! ஆமா அதுக்கு மேல அவுங்க தான் வந்து எஃபர்ட் போட முடியும். நான் வந்து நல்ல ரேட்டிங் குடுத்துருவேன்பா! நல்லா வேலை செஞ்சா! அந்தமாரி, இல்ல.
ஆமாங்க, நான் ஒன்னும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு மேல மேல் அதிகாரி அவுங்க வந்து குடுக்கணும் இல்ல குடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அப்போ நாம ஒன்னுமே பண்ண முடியாது. நாம எவள தான் சொன்னாலுமே கடைசியில நமக்கு சேர்த்து தான் அவுங்க குடுக்கிறதா! வேண்டாமான்னு முடிவு பண்ற எடத்துல அவங்க தான் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை.
கரெக்ட். இப்போ நீங்க வந்து ஒரு லீடரா இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம பேசிட்டோம். <smacks lips> நீங்க வந்து ஒரு மெம்பரா இருந்து, உங்களுக்கு ஒரு லீடர் இருந்து, அவுங்க மேல உங்களுக்கு ஏதாவது ஒரு விமர்சனம் வந்திருக்கு, இது எங்க லீடர் இப்பிடி பண்ணியிருக்கலாம். இப்பிடி போய் எனக்கு பண்ணிட்டாரே! அந்தமாரி.
இருக்குங்க. மொதல்ல ஆரம்ப கட்டத்துல எனக்கு வந்து வேலை சரியா தெரியலங்க. அப்பம்போது நான் கத்துக்கிற எடத்தில வந்து கொஞ்சம் கோட்டைய விட்டுட்டேன்னே சொல்லுவேன். நல்லா கத்துக்கலேங்க. அந்த நேரத்த வந்து ஏதோ சாதாரணமா ஒரு சந்தோஷமான நேரம் மாரி க கழிச்சுட்டங்க. அதனால என்னைய என்ன பண்ணாங்க, உப்புக்கு சப்பாங்கிற மாரியே வேலையே வச்சுட்டாங்க. அதாவது 10 ஓட 11 ங்கிற மாரி என்னைய அங்கேயே அப்பிடியே கூட்டத்துல ஒருத்தனா வச்சுட்டாங்க வேலையில. எனக்கு எனக்கு வேற அந்த ஒ அந்த எடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு உ க்ளைணட்டுக்காக என்ன வேலை செய்றத விட்டுட்டு, நெறைய பேர் வேலை செய்வாங்க. இந்த ஒருக்க அதான் சொன்னேன் கடைசி நிமிஷத்தில முடிக்கணுன்னு, சொல்லி அந்த மாரியோ இல்லன்னா நெறைய பேர் தேவைப்படுற அந்த க்ளைண்ட்டக்கு நானும் அவுங்களோட சேர்ந்து அந்த கூட்டத்துல ஒருத்தனா சேர்த்து விட்டு அப்பிடித்தான் என்னய அழகு பார்த்துட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு, ஒரு வருஷத்துக்குங்க. நான் என்ன பண்ணன்னா, அந்த நேரத்துல வந்து ஆ என்னுடைய டீம் லீடர்ட்ட வந்து பேசுவேன். பரவால்ல நீ செய். ஏன்னா அவுங்க அங்க எப்ப கூப்பிடுறாங்ககளோ! அதுவரைக்கும் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. நீ பண்ணிட்டு இரு! ஒரு தடவ தப்பு பண்ணிட்டன்னா, அது இப்பிடித்தான் பண்ணுவாங்க. ஒன்னும் பண்ண முடியாதுன்னுட்டாங்க. அது அவுங்க கையிலும் ஒன்னும் இல்லேங்க. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். ஆனா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த விஷயமெல்லாம் மேலதிகாரி கூட அவுங்களோட டிசிஷன் ஆச்சுங்க. அந்த அதுல ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா கூட இருக்கும்போது ஏதோ நண்பன்மாரி தான் அவுங்க பழகுவாங்க. அதுலலாம் எந்த இதுவும் வச்சுக்கமாட்டாங்க. நான் எதுனாச்சும் கேட்டன்னா, சொல்லித் தருவாங்க. அப்போ பாட்டுக்கு ஏதாவது சந்தோஷமா விஷயம் பேசுறதா இருக்கட்டும். அதாவது வேலை சமயத்துல அரட்டை அடிக்கிறது, இந்தமாரி விஷயம்ல்லாம் எந்தவித பஞ்சமும் இல்லாம வேலைய பாட்டுக்கு நடக்கும். ஒரு பக்கம் அரட்டை பாட்டுக்கு போயிட்டுருக்கும். அதுல எந்த இதுவுமே இருக்காம போயிட்ருக்கும். அதேமாரி இதுல என்ன பண்னேன்னா, நெறைய வேலைகள் இருக்கிறனால, நான் நெறைய விஷயத்த வித விதமா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா வெவ்வேற வேலையில நான் 10 ஓட 11 னா இருக்கிறேன்ல. எல்லா வேலையும் நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். நெறைய பேத்தோட வேற, வேற எடத்துல போய் உட்கார வேண்டியதுருக்கிறனால அவுங்கள்லாம் என்ன செய்யிறாங்க? நான் ஒரு வேல செஞ்சுட்டு இருப்பேங்க. அவுங்க பாட்டுக்கு வேற வேலை செஞ்சிட்டுருப்பாங்க. அவுங்க என்ன செய்றாங்க? ஏன் செய்றாங்க? எப்பிடி செய்றாங்க? எதுக்காக செய்றாங்க? இந்தமாரி கேள்விகள்லாம் அவுங்கக்கிட்ட கேட்க முடியாது.
சரி. ஓ! ம். ம். ம். சரி. ஆமா. ஆமாமா. ஆமா. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்‌லா இருந்திருக்கும் உங்களுக்கு.
ஆமா. ஆனா கேட்க முடியாதுங்க. ஆனா அவுங்க செய்யிறத வச்சு நான் க அப்பிடியே யூகிச்சுக்குவேன். அத வச்சு அப்றம் என்னுடைய டீம் லீடர்ட்ட பேசும்போது அவுங்க இப்பிடித்தான் செய்யிறாங்க. இதனால தான் செய்யிறாங்கன்னு சொல்லும்போது அப்பிடியே நான் கத்துக்கிட்ட ஆரம்பிச்சேங்க.
இது ரொம்போ நல்லா இருக்குங்க. ஏன்னா இது வந்துட்டு எப்பிடி சொல்றது, அடிஷ்னலா நம்ம ஒண்ண செய்றோம். அது வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து நம்ம அதுக்கு அதுக்காக ஒரு எஃபோர்ட்டு போட்டு நீங்க கத்துக்கிட்டதுனால தான உங்களுக்கு வந்து உங்க லைஃப்ல வந்து அது நடக்குது. ஏன்னா, இப் இது இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்துட்டு நம்ம ஆசைப்பட்டது கெடைக்காம இருக்கலாம். நம்ம ஒரு இடத்தில ஸ்டப்பர்ன் ஆயி நின்னுர்லாம். தேங்கி நின்னுர்லாம். ஆனாலும் வந்துட்டு இந்தமாரி நெறைய ஆப்பர்ட்யூனிட்டீஸ் வந்து நமக்கு லைஃப்ல வந்து வந்துக்கிட்டே இருக்கு. ம். இப்போ இதிலருந்து என்ன தெரிதுன்னா, உங்க லைஃப்‌ல நீங்க வந்து குயிக்‌ ஆன வின்சயும் பார்த்திருக்கீங்க, ஸ்லோவ் ஆன வின்சயும் நீங்க பார்த்திருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப சந்தோசத்த தந்துச்சு?
ஆமா. ஆமா. எப்பவுமே ஒரு விஷயங்க. சந்தோஷத்த தருது, தரலேங்கிறத காட்டிலும் நம்ம போ தொடர்ந்து போயிட்டே இருக்கணுங்கிற விஷயம் தான் எனக்கு எப்பவுமே தோணுங்க. ஏன்னா, நீங்க தேங்கி நின்னீங்கன்னா, சந்தோஷமா இருக்கட்டும், இல்லன்னா துக்கமா இருக்கட்டும். ஒரு சாக்கடையா மாறிருவீங்க. அதுக்கு பதிலா நீங்க போயிட்டே இருங்க, நல்லது நடந்தாலும் போயிட்டே இருங்க, துக்கம் நடந்தாலும் போயிட்டே இருங்க. அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வழி. அந்தமாரி தான் போகணுங்க. அப்பிடி போகாம நின்னம்ன்னா, நம்ம அங்கேயே தேங்கிருவோம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி. நீங்க வந்து நல்ல செல்வம் இருக்குது. நம்ம இங்கேயே நின் நின்றுலாம் அப்பிடின்னு நினச்சீங்கன்னா, உங்க செல்வம் எல்லாம் வந்து உங்களோட அறிவ மங்கடிச்சுரும். அதுக்கு பதிலா நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்குங்க, அந்த செல்வத்த தாண்டி இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. நெறைய விஷயம் கத்துக்கலாம். அதேமாரி வந்து துக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இது பண்ணி நம்ம தோத்துட்டோம், நம்ம இதுக்கு மேல இங்க போக முடியாது. ஜெயிக்க முடியாதுன்னு நெனைச்சீங்கன்னா, அப்பிடியே நீங்க அங்கேயே சுருங்கிருவீங்க. இன்னும் இருக்க, இருக்க வறுமைக்குள்ள போயிருவீங்க. அதனால எங்கேயுமே, எந்த சூழ்நிலையிலும் நீங்க தொடர்ந்து போயிட்டே இருக்கணும். இதுவும் கடந்து போகும்ங்கிற விஷயத்த 2 நேரத்திலயும் நீங்க சொல்லிக்கணும். அது தான் முக்கியம்ன்னு நான் நினைக்கிறேங்க.
ஆமா. இதுவே வந்து ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி தாங்க. ஒரு ஸ்மால் வின்‌ன பார்த்து நம்ம நின்றக்கூடாது. ஒரு நதிமாரி நம்ம போயிக்கிட்டே இருக்கணுன்ன்னு வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்ககிட்ட பேசினதில ரொம்ப மகிழ்ச்சி. நன்றிங்க.
எனக்கு உங்களோட வ உரையாடுனதுக்கு ரொம்ப, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. நன்றிங்க.